பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லோருமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டெக்னாலஜிய நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்டிங்கபோது நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல்ல ஒரு மெசேஜ் மூலியமா இல்ல வந்து நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ், இல்ல Whatsapp மெசேஜ் இந்த மாரி வந்து போய்க்கிட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து அ மெசேஜ் மூலியமா வந்து நமளுக்கு கன்வே பண்றாங்க. அப்டிங்கபோது நம்ம வந்து அந்த மெசேஜ பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கான நேரத்த வந்து நீங்க எவ் எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க. இல்ல இந்த டைம்ல பண்ணலாம்ன்னு வச்சுருவீங்களா ஃபோன. அந்த மாரி எப்டி நீங்க அந்த டைம வந்து நீங்க வந்து நிர்ணயிக்கிறீங்க. அத பத்தி சொல்ல முடியுமா?
ம். ம். ஆ கண்டிப்பாங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா மொபைல்ல வந்து மெசேஜ் பண்ணுறது வந்து ஒரு அ ஒரு ஈஸி நோட்டா மாறிடுச்சு. நம்ம வந்து கால் பண்ணி பேசுறதுக்கு பதிலா மெசேஜில வந்து நம்ம எங்க இருக்குறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றது வந்து ஒரு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் ஆயிடுச்சு இப்போ. அப்டின்னு பார்க்கும்போது <swallows> எனக்கு வரக்கூடிய மெசேஜஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர் அதாவது அப்பா, அம்மா ஆ அண்ணா, அக்கா, ஹ ஹஸ்பண்டு இவங்க கிட்டேருந்து வரக்கூடிய மெசேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு முக்கியத்துவம் குடுத்துருவேன் நானு. என்னென்னா, அவங்க என்ன ஆச்சோ, ஏதாச்சோன்னு சொல்லி பயந்துப்பாங்க. அப்புறம் வர மத்தபடி வரக்கூடிய மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பெரும்பாலும் ரியாக்ட் பண்ணவே மாட்டேங்க. எனக்கு அந்த அத பிரஸ் பண்ணி தம்பெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? அத கூட நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்ப குட் மார்னிங் ஒருத்தர் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்
சரிங்க. ஆமாங்க.
அவுங்க டெய்லி குட் மார்னிங் அனுப்பிட்டு நான் அனுப்புனாலும், அனுப்பாம விட்டாலும் அவுங்க குட் மார்னிங் அனுப்பிட்டு தான் இருப்பாங்க. அவுங்க சரி நான் இவுங்க அனுப்பலயே நம்ம அனுப்பாம இருப்போம்லான் அவுங்களுக்கு தெரியாது. அவுங்க டெய்லியும் அனுப்புவாங்க. அதுவும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய அந்த கிஃப்போட அனுப்புவாங்க, இல்ல சினாரியோட அனுப்புவாங்க, இல்லன்னா வேர்டிங்ஸோட அனுப்புவாங்க. அ, அம் பெரும்பாலும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து நமக்கு நேரம் இருக்காது.
ம்ஹ்ம். ஆ. நீங்க இப்ப சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. நீங்க அத பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆ இந்த ஒரு படத்தில கூட பார்த்தீங்கன்னா, ம் "லவ் டுடே" படத்தில கூட அவ வந்துட்டு அந்த பொண்ணோட ஃபோன வந்து இது ப பண்ணிட்டு இருக்கும்போது, நெறைய சைட் ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பிடியே ஓடிட்டிருக்கும். அப்ப வந்து 1 வந்து காட்டும். குட்மார்னிங், குட்மார்னிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈனிங்னு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா? அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது <laughs> அதுமாரி தானே சொல்ல வரீங்க? <laughs>
அதனா ம். ம். ம். ம். <laughs> ஆமா, ஆமா <laughs> அதுதான்பா. <laughs> நம்ம ரியாக்ட் பண்ணாலும், பண்ணாம போனாலும் அவுங்க அனுப்பிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் எனக் <laughs> கரெக்ட் தாங்க. இதெல்லாம் வச்சு தாங்க அந்த படமே அவுங்க எடுத்துப்பாங்கட்ட இருக்கு அ நம்ம ரியாக்ட் பண்றோம் பண்ணல அவுங்க அனுப்பிட்டே தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி குட் நைட்டும் அதே மாதிரி தான். நம்ம ரிப்ளேயே பண்ண நம்ம குட் மார்னிக்கே நம்ம ரிப்ளை பண்றதில்ல. இதுல எங்க இருந்து குட் நைட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அப்பயும் பார்த்தா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, வந்துட்டே தான் இருக்கும். அதானா அதனால இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ம், அ பெருசா ஒரு ஏதாவது ஒரு முக்கியமானதுக்கு மட்டும் தாங்க நான் வந்து ரிப்ளையோ! இல்ல ரியாக்ட் ஓ பண்ணுவேன் நானு. பெரும்பாலும் அதுக்குன்னு தனியா டைம்லாம் நான் ஒதுக்கிறது இல்லேங்க.
ஆமா. அவன் சொல்லுவான் யார்ரா! நீங்கெல்லாம் எதுக்குடா? <laughs> நிச்சயமாங்க <laughs> புரியுதுங்க. நீங்க எந்தமாரி உங்க ஷெட்யூல் ல வந்து பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. இப்போ இதையும் தாண்டி சில விஷயங்கள்ங்க. /பேமிலி குரூப் அப்பிடின்னு சொல்லி ஒரு குரூப்ப வந்து இது பண்ணிருவாங்கங்க. இதில என்னன்னு பார்த்தீங்கனா, அந்த ஃபேமிலி குரூப்ல ஏதாவது ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறது, அ எதாவது சமையல எடுத்து போடுறது இந்த மாரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளே நம்ம Youtube ல அந்த சமையல பார்த்திருப்போம். ஆனா, நாம அதுக்கு வந்து பெருசா இது பண்ணியிருக்க மாட்டோம். இதிலெல்லாம் எடுத்து போட்டுட்டு, இதில வேற கேட்பாங்க. நான் இவ்ளோ எடுத்து போடுறேன். நீ எதுவுமே யாருமே ரியாக்ட் பண்ணமாட்டேங்கிறீங்க. ஆமா பேரு வெச்சு டிராக் பண்ணி நீங்க எதுவுமே சொல்ல மாட்ட்டேங்கிறீங்க. குரூப் ல இருந்துட்டு எதும் பண்ணல. அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா?
ம். ம். ஆமா. ம். ஆ. ம். <laughs> ஆமா, அதாவது இ இப்போ குரூப்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, அதே மாதிரி ஃபேமிலி குரூப்லாம் இருக்கு தான். இப்ப குரூப்லலாம் இப்ப எ ஏதாவது ஒரு வீடியோ வந்து போட்டு அதில நம்ம பேர டேக் பண்ணி போட்டாங்கன்னா, வேணா ஒரு, ஒரு சும்மா அந்த ஸ்மைலி மாரி ஒரு ஃபேஸ போட்டுவிட்டு போயிடுவாங்க. ஆ இல்ல பொதுவா ஒரு மெசேஜ் போடுறாங்க அதாவது ம் ஒரு ஃபேமிலி குரூப்புக்கு எப்பமே அந்த ரெஸ்பெக்ட் இருந்துட்டே இருக்குங்க. அவுங்க குடுத்தாங்கன்னா, நான் உடனே ரியாக்ட் குடுத்துடுவேன் நானு. ஏனா அது நம்ம ஃபேமிலி இல்லயா? அத நம்ம ஒருமாரியா தான் பார்த்தாகணும் நண்பர்களுடைய குழுலாம் அந்த அளவுக்கு நான் ஆக்டிவ் ஆ இருக்க மாட்டேங்க. அதேமாதிரி அவுங்க குடுக்குற அந்த இது அதான் யாராவது என்னை தம்ப் அ டேக் பண்ணி போட்டாங்கன்னா, எதா ஒரு ரியாக்ஷன் குடுப்பேன். பெருசா உட்காந்து இந்த கவிதை எழுதுறது, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்க குரூப்பில இந்த 40 வயசு வந்து தொட போறாங்க அப்பிடின்னு சொல்லிட்டு ட நெறைய கவிதையா எழுதி, எழுதி அனுப்புவாங்க. ஆம் 40 வயதில் நறை தோண்றும். அது இதுன்னு என்னென்னவோ போட்டிக்கு போட்டியா கவிதை எழுதி அனுப்புவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவுங்கலாம் எங்கேருந்துய்யா! நேரம் இருக்குது. எப்புட்றா இதெல்லாம் இவங்க பண்றாங்கன்னு நமக்கு தோணும். இது வந்து அவுங்க வேற ஒரு இடத்துல பப்ளிஷ் பண்ணா கூட ஒரு காசா ஆகும். இத வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு அத, அத ஓப்பன் அது அந்த இப்ப வாட்ஸ்அப் ல ஒரு மெசேஜ் அனுப்பிடோன்னா, அத நம்ம டிக் பண் அத கிளிக் பண்ணி இன்ஃபோ ல பாத்தோன்னு வச்சுக்கோங்களேன்! எத்தன பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியும். இப்ப ஒரு 50 பேர் எங்க குழுவுல இருக்காங்க மிஞ்சி, மிஞ்சி போனா 5 பேர் தான் பார்த்துருப்பாங்க.
ம். நிச்சயமா. <laughs> ம். ம், ம் <laughs> ஆமா <sighs> ம். ஆமா. ஆமாங்க. தெரியும். <laughs> ஏனா அவுங்களுக்கு தெரியும். இந்த மெசேஜ்ல இது தான் இருக்கும்ன்னு தெரிஞ்சும் கூட பார்க்காம கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா?
ம். நான் இதனாலேயே நெறைய குழுவ விட்டு வெளியே வந்துட்டேங்க நானு. எனக்கு அதெல்லாம் சுத்தமா புடிக்கல ஏன்னா <sucks teeth> தேவையில்லாம இன்பாக்ஸ் தான் அதிகமாகுது. இவங்க அனுப்புற அந்த ஃபோட்டோஸ் அது இதுனால. என்னைக்காவது ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷன் அப்போ என்ன பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம், இல்லைனா ஒரு மெசேஜ் பண்ணலாம், அது வந்து வேற. ஒரு பர்த்டே என்ன விஷ் பண்ணலாம் அது வந்து வேறங்க. அ நம்மளே ஸ்ட்ரெஸ்ஸில உக்காந்துட்டு இருப்போம். அப்ப அனுப்புவானுங்க பாருங்க மெசேஜ். ஆ. வெற்றி அடைவதுக்கு வழிகள் இருக்கிறது. வெற்றிதான் முக்கியம் வெற்றி நோக்கி பா நோக்கி செல் அப்டின்லாம் அனுப்ப, ஆ. நம்மளே ஸ்ட்ரெஸில உட்காந்துருப்போம் அந்த வெற்றியை எப்படி அடையனு தெரியாம உட்காந்துட்டு இருப்போம். ஆனா அவன வெற்றியா போடுவானுங்க கவிதையா அனுப்புவாங்க. அதனால இதெல்லாம் பார்த்து நமக்கு சிரிக்கிறதா தூக்கி எறியுறதான்னு தெரியாம நெறையா குழுக்குல்லேருந்துலாம் நான் வெளிய வந்துருக்கேங்க.
நிச்சயமா. ம்ஹம். ஆ. எத்தனை வெற்றி? <breath> ஆமாங்க. ம். நிச்சயமாங்க. நீங்க சொல்றது வந்து ரொம்ப இதே விஷயங்கள் எனக்கும் வந்து நடந்திருக்கு. அ அப்படிங்கும் போது இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் மார்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு போயம் ம கொண்டு வந்து வைக்கிறது, ஒரு வேர்ட்ஸ்ஸ கொண்டு வந்து வைக்கிறது. நீங் நான் நீங்க நீங்க சொன்ன மாதிரி தான் எங்க நமக்கெல்லாம் நேரம் இருக்கு. காலையில எழுந்திருச்சு இதை டிசைன் பண்ணி பூ போட்டு, அ பூவ பூவ்ல கையில தர்ற மாதிரில்லாம் வச்சு அதில ஒரு வசனத்தை போட்டு. <laughs>
<laughs> ம். <laughs> ம். ஆமா. <laughs> இதில ஒரு பையன் ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணாண். ஆ அதாவது இவனும் இவன் வந்து அவன் ஃபிரெண்ட்க்கு அ அவன் எங்க பையன் தான் எங்க பிரெண்ட் தான். ஆ என் ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு பையனுக்கு மெசேஜ் பண்றான் என்ன அப்படின்னா, தூங்கிட்டியான்னு மெசேஜ் போடுறான். அ இங்கிலீஷில தூங்கிட்டியான்னு இங்கிலீஷில எழுதி டைப் பண்ணி அனுப்புறான்.
<breath> சரிங்க. சரிங்க. ம்.
அதான். அவன் என்ன பண்டான், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ வந்திருக்குமாட்டிருக்கு. அத தொங்கிட்டியான்னு படிக்கிறான்.
ம். சரிங்க. சரியா போச்சு.
அப்புறம் உடனே அவுங்க ஆ. அவன், என்னயா! நம்மள தொங்கிட்டியான்னு கேக்கிறான். என்னடா! நான் எப்படா இந்த முடிவு எடுக்குறேன் சொன்னேன்னு, அவன் கேக்கிறான், இவன்ட்ட. அவன் சொல்றான், "இது என் வைஃப்கீது பாத்தா, என்னடா ஆயிருக்கும்?" அப்படின்ட்டு. இந்த மாரி, ஒரு குழப்பத்த தரக்கூடிய மெசேஜ்ஜலாம் நெறைய டைம்ல வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கெல்லாம் அ என்ன மாரி மனநிலமையில நம்ம இருப்போம்னு நமக்கு தெரியாது. நம்ம நல்ல மனநிலையில இருப்போம். இல்லன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ட்டா இருப்போம். இல்லனா ஒரு ஃபேமிலி டைம்ல இருப்போம் நம்ம. இவுங்க குடுக்கற மெசேஜஸ்க்கு வந்து நம்ம <swallows> ரியாக்ட் பண்ணிட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ எனக்கு அது ஏதோ வந்துட்டு சரிப்பட்டு வரா மாரி தெரியலங்க. அதனால நான் பெருசா எதுக்கும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன்.
பாத்துக்கோங்க. நிச்சயமாங்க. கரெக்ட்டா நீங்க சொல்றது வந்துட்டு கரெக்ட்டு தான். அ இப்போ ய் ய யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அவுங்க மெசேஜ்க்கு நம்ம உடனே அ ரெஸ்பாண்ட் பண்ணணும், அப்படிங்கற மாரி உங்களுக்கு இருக்கா? அதை பத்தி சொல்ல முடியுமா?
ம். ஆ. ஆமாங்க. இப்போ அதான். இப்போ அப்பா, அம்மா, அண்ணா எல்லாரும் மெசேஜ் பண்ணாங்கன்னா, உடனே நான் ரி நான் மெசேஜ் போட்ருவேன். "ஆ. நான் நல்லா இருக்கிறேன். ஓ! அப்படியா? ஓ! வே அங்க போறீங்களா? அ இன்னிக்கு, இதான் சாப்பாடா?" அப்படின்ற மாரி நான் உடனே மெசேஜ் போட்டுருவேன். அ மத்தவங்கல்லாம் ஒரு சில கேட்டகரி இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்னான்னு தெரியல. அவுங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ம் பெரும்பாலும் ஹஸ்பண்ட், வைஃப், இல்லன்னா அ ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அவுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மெசேஜ போட்டுட்டு, அந்த மெசேஜ அவுங்க பாக்கறதுக்குள்ள ஒரு மிஸ்டு கால் குடுப்பாங்க. <chuckles>
சரிங்க. ஆ.
அது, அந்த மெசேஜ்க்கு மறுபடியும் இவுங்க ரிப்ளை பண்ணுவாங்களா! மறுபடியும் அவுங்க இன்னொரு மெசேஜ் போட்டு, இன்னொரு மிஸ்ட் கால் குடுப்பாங்க. நமக்கு, "என்ன மிஸ்ட் காலா வந்துட்டுருக்கு? எடுத்து பேசுங்களேன்." அப்படின்னா, "அட நீ வேறம்மா, மெசேஜ போட்டு, போட்டு மிஸ்ட் கால் குடுக்குறாப்பள" அப்படின்பாங்க. அத பாக்கணும்ன்றதுக்காக. இந்த மாரில்லாம் வந்துட்டு மெசேஜ பாக்கறதுக்கு வந்து ட்ரை வைக்க பாக்க வைக்க ட்ரை பண்றாங்க.
<laughs> <laughs> ஓ! சரி, சரிங்க. ம். இப்போங்க, அ இப்போங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப நம்ம ஒரு அலுவலகத்துல வேலை பாக்கிறோம். இல்லை ஆன்லைன்ல ஏதாவது வேலை பாக்குறோம். ஏதாவது ஒரு நமக்கு வந்து, அ வேலைய நம்ப பாத்துட்ருக்குறோம் அப்டிங்கும்போது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து, WhatsAppல தான் இப்ப நெறையவே வந்து அனுப்புறாங்க இல்லைங்களா! அப்படிங்கும்போது, அந்த மெசேஜ்ஜுக்கான ப்ரையாரிட்டிய நீங்க எப்படி குடுப்பீங்க? அதை பத்தி சொல்ல முடியுமா?
ம். அப்புறம் இந்த ம், ம். கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பாங்க. வேலை செய்ற எடத்துல வந்து கண்டிப்பா WhatsApp குழு இருக்குது. அவுங்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணாலோ, இல்லை வர மெசேஜ படிக்கிறதுக்கோ பாத்திங்கன்னா, நானு அதாவது நம்மள விட மேலிடத்தில இருக்கிறவங்க யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா, உடனே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் நானு. ஏன்னா அவுங்க அந்த ஒரு பதிலுக்காக தான் அவுங்க வெயிட் பண்ணிக்ட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் அவுங்களுக்கு. ஆனா, பொதுவான நம்மள மாரி சக ஊழியர்களா இருக்கிறவங்க வந்து மெசேஜ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது ஒருவேளை முக்கியம் இல்லாத, ஆனா அ அதில இல்லைனா அது நமக்கு தேவை இல்லாதது, வேற ஒருத்தவங்களுக்கு அது அது அந்த அவுங்களுக்காக அனுப்பியிருக்க மெசேஜ். ஆனா குரூப்ல போட்ருக்காங்க அப்டின்னா, பெரும்பாலும் அந்த மாரி மெசேஜ் மேல வரும். பாப்பப்லயே நமக்கு தெரியும். இது யார் கூட வருதுன்னு சொல்லிட்டு. அந்த மாரி மெசேஜ்லாம் பாத்தீங்கன்னா, நானு ஒரு ந ம் நைட் சாப்பிடும்போது, இல்னா காலையில இந்த டீ குடிக்கும்போது, இல்லன்னா பயணங்கள் பண்ணும்போது, அந்த மாரி நேரத்தில வந்து அந்த மெசேஜை பாத்து, அதுக்கான ரிப்ளை வேணுனா குடுப்பேன், இல்னா கருத்து கேட்டிருந்தாங்கன்னா, அதெல்லாம் அப்பதாங்க நான் குடுப்பேன் நானு. அ செல பேர்லாம் இருக்காங்க ம். என்னா மெசேஜு நீங்க குரூப்ல போட்டாலும், 1டு அவுங்க பாத்துருவாங்க. அவுங்க வ் எப்படி அந்த மொபைல கழுத்தில மாட்டிட்டே அலைவா இருப்பாங்களாட்ருக்கு. 1டு எடுத்தோனே பாத்துருவாங்க. அந்த மாரிலாம் நமக்கு இது டைம் இல்ல. அதாவது, இ முக்கியமான மெசேஜஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து குடுக்கணும். அப்புறம் எனக்கு ஒரு குணம் இருக்குங்க. என்னா அப்டின்னா சில பேர் அ மெசேஜ் வந்து ரொம்ப அதிகாரமா பேசுவாங்க.
சரிங்க. ம். ஆமாங்க. ஆமா. வச்சிருந்தாங்க.
அந்த மாதிரி.
அதாவது, கொஞ்சம் அந்த, அ, ரொம்ப ஒரு, இதா பேசுவாங்க, இல்லைங்களா. அ, நம்ம வந்து நார்மலா, சேட் பண்ணாலும், அ, <laughs> அவங்களோட ரிப்ளே வந்து பாத்தீங்கனா, அப்படியே பெரிய இது மாரி. அ <laughs>
ஆ, ம். பெரிய, ஆமா. அவங்களோட தோரணை எல்லாமே பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த மாரி மெசேஜதா, நான் என்னதான் அவுங்க, அவங்க கால்லயே, கால் பண்ணி கேக்குற வரைக்கும், நான் ரிப்ளையே பண்ண மாட்டேங்க, நானு. ஏன்னா, கால் பேச முடியாதுன்றதுக்காக தான், மெசேஜின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. கால் நான் தன்மையா பேச மாட்டேன். மெசேஜஸ்ல வந்து, நான் கொஞ்சம் தன்மையா, நான் என்ன பேசுவேன், அப்படின்றதுனால தான். ஆனா அந்த மெசேஜஸ்லேயே வந்து, நீங்க தன்மையா, டோன் இல்லாம ஒரு மாரி, அதிகார டோனோட அனுப்புனாங்கன்னா, அது வந்து உண்மையாலுமே, நல்லா இல்லைங்க. அது அது பாக்கும்போதே, அடுத்த வாட்டி அவங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கே, நமக்கு தோண மாட்டேங்குது, நமக்கு. கோவந்தான் வருது, நமக்கு. ம்.
ஆ. ஆமா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. கண்டிப்பா. ஏனா, நம்ம வந்து, எ, மெசேஜ் மூலியமா தான், நம்ம வந்து, இந்த மாரி டோன்ல சொல்றோம், ஒரு விஷயத்த, அப்படினு தெரியாது. இல்லைங்களா? அந்த மாரி அப் அதாவது, நம்ம இப்ப பேசும்போது கூட, ஏதாவது சில நேரங்கள் வந்து, வார்த்தைகள விட்ருவோம். இல்ல ரைஸ் பண்ணிருவோம். அந்த மாரி, விஷயத்துக்காக தான், மெசேஜ்ன்றதுல வந்து, நம்ம சொல்ல முடியாத, சில விஷயங்கள கூட மெசேஜ்ல சொல்லலாம். அப்படினு சொல்றோம். அந்த மெசேஜ்லயும் வந்து பாத்தீங்கனா, உங்களோட அதிகாரத்த நீங்க காட்டும்போது, அது வெறுக்கறமாதான் இருக்கும். கண்டிப்பா, இல்லைங்களா?
கண்டிப்பு. எ, ம். ஆ, ஆமா. கண்டிப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு சில மெசேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது, இப்ப அம்மாக்கே நான் கால் பண்றேன், இல்ல அப்பாக்கு கால் பண்றேன். அப்படின்னா, உடனே அவுங்க ஒரு ஃப்ரீ, பிஸியா இருந்தாங்கன்னா, ஒரு மெசேஜஸ் குடுப்பாங்க. இந்த மாரி, நான் அப்புறம் கால் பண்றேம்மா. நான் இப்படி வெளில இருக்குறேன். நான் இந்த மாரி, ட்ராவல்ல இருக்குறேன் இப்ப பேச முடியாது. இந்த மாரி, மெசேஜஸ்லாம் குடுக்கம்போது பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். சரி, அவுங்க ஏதோ வேலையில என்கேஜ்டா இருக்காங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படின்னு நமக்கு தோணும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ரிப்ளே அந்த மாரி குடுத்தாலுமே கூட, அவங்க வேணுன்னே, ஓ, இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், இருப்பா நான் ட்ராவல்ல இருக்றேன். நான் வந்து மெசேஜ் பண்றேன்னு சொன்னா, ஓ, ட்ராவல்லையா? எங்க போயிட்டு இருக்கிறேனு? அடுத்த மெசேஜ் வரும்.
அ, <chuckles> அது, அதான். ஆமாங்க.
<laughs> அப்புறம் நம்ம சொல்லுவோம், இந்த மாரி சென்னைக்கு, ஒரு வேலையா போய்ட்ருக்கேன்ப்பா. நான் போய்ட்டு மெசேஜ் பண்றேன்னா, அப்ப எத்தன மணிக்கு போய், ரீச் ஆவ? அப்படீண்டு. <laughs> அந்த மாரிலாம் இருக்குது. மெசேஜ் பண்ணிக்கிட்டு, நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ற மாரி, மெசேஜஸ்லா வரும். அதனால, அதுக்கெல்லாம், பெருசா வந்துட்டு, நம்ம நேரமே குடுக்கத் தேவையில்லைங்க, என்ன கேட்டா. ஜஸ்ட் நம்ம எங்கே இருக்கிறோம். என்ன இருக்குறோன்ற, ஒரு விஷயத்த அவுங்களுக்கு சொல்லிட்டாலே போதுன்றது தான், என்னோட கருத்து.
<laughs> சரியா சொன்னீங்கங்க. அதாவது, மொபைல்ல வந்து, நமக்கு மெசேஜஸ் வந்து பாத்தீங்கனா, நமக்கு வந்து ரிப்ளே குடுக்குறத, எந்த மாரிலாம் நீங்க வந்து, அதாவது பிரையாரிட்டி பேஸ்ல. உங்க அப்பா, அம்மா, உங்க குடும்பத்தங்க அவங்கள்கிட்ட எப்படி, நீங்க வந்து, அ, ரிப்ளே குடுப்பீங்க. அலுவலகத்தில இருந்து வந்து, மேல் அதிகாரிகிட்ட இருந்து வர்ற, மெசேஜ்க்கு எந்த மாரி, நீங்க ரிப்ளே குடுப்பீங்க. <chuckles> இதை தாண்டி, அ, இந்த டைம் பாஸ்க்கு வர்ற மெசேஜ்க்குமே, நீங்க எப்படிலாம், நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்கனு, எல்லாமே ரொம்ப தெளிவா சொன்னீங்கங்க. இவ்வளவு நேரம் உங்க கூட பேசுனதுல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து பேசுவோம்.
ம். <laughs> ம். நன்றிங்க.